நிச்சயமா. இது டிவியில போடும்போது பார்ப்பேன். இப்போ தான் என்கிட்ட ஃபோன் வந்துருச்சே. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு எந்த எபிசோடு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், உடனே வந்து அது இல்லாம அந்த விஜய் டிவியில போட்டது எல்லாமே Hotstarல கண்டிப்பா அவைலபுளா இருக்கும். இல்லையா? அப்போ என்கிட்ட Hotstar சப்ஸ்க்ரிப்ஷனும் இருக்கிறதுனால, எனக்கு எப்போலாம் போர் அடிக்குதோ அப்போலாம் அதில இருக்கற ஒரு எபிசோடு வந்து போட்டு போட்டு பார்த்துடுறது. எனக்கு பிடிச்ச சீன்லாம் திரும்ப திரும்ப ரிவைண்ட் பண்ணி ரிவைண்ட் பண்ணி பார்க்குறது. இது ஒரு வேலைய செஞ்சிட்ருக்கேன். எங்க வீட்ல எல்லாம் திட்டுவாங்க. "உனக்கு பைத்தியமா நீ இப்படி பார்த்துட்டு இருக்கே." அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வந்து அ அ அந்த கேரக்டர் மேல அவர் மேல எனக்கு அவ்வளோ ஒரு நாட்டம். அ அதனால தான் அந்த சீரியல் நான் வந்து மீண்டும் மீண்டும் பார்க்கறேன். இன்னுமே
ஆ. ஆ ஓகே. ஆ. ஆமாங்க. <laughs> ஆ. <laughs> ஆங். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு அ அம் அது அதில வந்து நம்மள வந்து சந்தோஷமா வச்சுக்கிற மாரி ஒரு அ விஷயங்கள் இருந்தா தான் நம்ம அதை மீண்டும், மீண்டும் பார்ப்போம், அப்படின்னு அ சொல்லுவேங்க நானு. அத அதாவது நீங்க இத்தனை டைம் வந்து அதை இப்பவும் நீங்க தொடர்ச்சியா பார்க்குறீங்க அப்படினா, அதை பார்க்கும்போது உங்கள அறியாமலே உங்கள் உங்களோட மனதுக்குள்ளே ஒரு துள்ளலும் அ அந்த அ ப வாலிப பருவத்தில பார்த்திங்க இல்லையா, அந்த வயதுக்கே நீங்க போயிட்டு வர்ற மாரி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கிறதுனால தான் அது மீண்டும், மீண்டும் உங்களை பார்க்க தூண்டுது. அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்களா? <chuckles> ஆ ஆனா. அ.
நிச்சய <laughs> நிச்சயமா, நிச்சயமா. அந்த அளவுக்கு வந்து நம்ம "ரத்தத்தில் உணர்வுகளோடு கலந்தது இரத்தத்தில் கலந்தது சினிமாலாம்." சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு வந்து ரத்தத்தில் ஊறினவர் அந்த கேரக்டர். <laughs> இப்ப கூட என்னுடைய கணவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். "இவரு இவரு என்னோட எக்ஸ் லவர் தெரியுமா? இவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும்." அப்படி எல்லாம் சொல்லுவேன். "அப்படியா" பெருசா ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாரு. ஆனா, நான் இதெல்லாம் சொல்லுவேன் அவருகிட்ட "அப்படியா சரி சரி" அப்படின்னு. அவருக்கும் திருமணமாகி ஒரு 6, 7 வயதுல ஒரு பொன் பெண் குழந்தை ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல சந்தோஷமா இருக்கட்டும் அப்டின்னு.
ஆ <laughs> ஆ. <laughs> ஆ ம்ஹ்ம். அப்படிங்களா? ஓ! இப்போ வரையும் அவர ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்ப. <laughs> ம்.
நானு பண்ண தான் செய்றேன். பட் அந்த ஈர்ப்பு ஒண்ணும் கிடையாது. முன்னாடி இருந்த அ வந்து ஏன்னா அவர் வேற ஒருத்தருடைய கணவர் <laughs> அதனால, தவறு அதெல்லாம்.
ஆ. அ. அ, <laughs> இல்லைங்க. இப்ப நமக்கு வந்து அதாவது நம்ம அந்த வயதில இருந்த அதே மனநிலை அதாவது அ அதான் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அ, இது இப்போ நம்மளுக்கு வந்துருக்கும். <laughs> அ அப்படின்
அது மாரி வந்துடுச்சுல்ல இப்போ. எனக்கும் வந்துச்சு, அப்போ மேலோட்டமா ரசிக்க மட்டும் செய்றேன் அவ்ளோதான்.